ஓகே.
இன்னவரைக்கும் என்ன குடு அவுங்க, அவுங்களுக்கு ஒரே பொண்ணுதான். அந்தப் பொண்ணுக்கும் செய்வாங்க எனக்கும் செய்வாங்க. ஏன்னா வந்து அவுங்க அப்பா மாதிரிதான் வளர்த்தாங்க. எனக்கு ஒரு கஷ்டகாலம் இருக்கும்போது எனக்கு வந்து அவுங்க நின்னாங்க. எனக்கு ஒரு நிறையா வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணனுன்னு சொல்லிட்டாங்க. நான் காலேஜ் படிக்கும்போதே!
சரி. ஓகே. ஓ! ஓ! சரி.
வந்து, எங்க அப்பா வீட்ல படுத்துத் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. வயிறு வலி அப்பிடின்னு சொல்லிட்டு என்னால நடக் அவுங்க வ ஆட்டோ ஓட்டுறாங்க. ஆட்டோ வச்சிருக்காங்க வீட்ல. ஆ நடக்க முடியாம நான் நடந்து போறேன். எங்க அம்மா போய்த் தெருத்தெருவா அலையுறாங்க, ஆட்டோவுக்காக. ஏன்னா வீட்டிலேயே ஆட்டோ இருக்கு. அவுங்க வந்து, வந்து வர முடியாது அப்பிடின்னு சொல்லிட்டு அந்தக் குடி, குடிபோதையில அவுங்க அந்தமாரி இருக்காங்க.
ஓ! ஓ! <tsk> ஓ! புரியுது. அதுதான். அதுதான் பிரச்சனை இல்லயா? எவ்ளோ மனவேதனைக்குரிய ஒரு விஷயம் இல்ல. உங்க மனநிலை எப்பிடி பாதிக்கப்பட்டுருக்கும் அந்த நேரம், சொல்லுங்க.
கண்டிப்பாங்க. அ அந்த நேரத்துல நான் ரோட்ல உக்காந்து அழுகிறேன். என்னால முடியலம்மா! நடக்க முடியல அப்பிடின்ட்டு. எங்க அம்மா ஒரு பக்கம் அழுவுறாங்க. அப்புறம் எங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்க பாத்து <tsk> ம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோவ புடிச்சுகொண்டு வந்து என்ன அ ஏத்தி கொண்டு போய் விட்டாங்க. அப்பிடி இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்தேன். அப்பிடின்டு இருக்கும்போது எனக்குக் கால கல்லூரி பருவத்துல தான் என்னோட கணவர வந்து அக் பள்ளி பருவத்திலேயே என்னோட கணவரப் பாத்துருக்கேன். எங்க வகுப்பு தான் அவுங்க. ஆமா. என்னோட வகுப்பு தான். அப்போ பேசுனது எல்லாம் கிடையாது. பழகுனது கிடையாது. ஆ, அதே கல்லூரி காலத்துல வந்தபோது வேற வேற கல்லூரி தான். ஆனா பழைய ஸ்கூல் ஃபிரண்டுன்றமாரி வ சமூக வலைத்தளம் மூலமா நாங்க நல்ல
ம். ம், ம். புரிகிறது. ஆ. பாத்துருக்குறீங்க. ஆ. அ சரி. சரி. ஓ! அந்ததான் அறிமுகம். அந்த அளவுதான் அறிமுகம். நே ஆரம்பத்துல. ம்.
ஆமா, ஆமா. ஆமா. அதுக்கு ஒரே வகுப்பு. அவ்ள தான். அந்தமாரி மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் கல்லூரி க பருவத்துல நாங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சோம். நான் ஒரு நிரு நெருங்கிய தோழரா இருக்க ஆரம்பிச்சாங்க. நான் எதுனாலும் அவங்ககிட்ட சொல்ல சொல்லுவேன். அவ் அது தான் என்ன சொல்றது? எனக்கு எங்க அப்பாக்கிட்ட இருந்து கிடைக்காத ஒரு அந்தப் பாசமும், ஏக்கமும் என் கணவர்க்கிட்ட இருந்து எனக்கு அப்பவே கிடைச்சுச்சு. ஆ.
புரிகிறது. அ. புரிஞ்சுது. சரி. அ. அந்த தேடல் கிடைக்க ஆரம்பிச்சு அப் ஆரம்பிச்சிருச்சு அப்பிடின்ற உங்களுடைய உள்ளுணர்வுகள் சொல்லுது. அத நீங்க அனுபவிக்கிறீங்க. புரியுது.
கண்டிப்பா. ஆமா. அனுபவ அ ஒரு ஒரு சின்ன விஷயம் எனக்கு முடியல அப்பிடின்னாலுமே! அ எ திடீர்னு வந்து கேப்பாங்க. என்ன இன்னைக்கு ஒ ஒரு குறுஞ்செய்தி இல்ல. எதுவுமே இல்ல அப்பிடின்னு கேக்கும்போது, "எனக்கு உடம்பு முடியலப்பா! அதுனால நான் அப்பிடி இருந்தேன்" அப்பிடின்னு சொல்லும்போது, அது அவுங்க ரொம்ப கேர் எடுத்து பா இது பண்ணுவாங்க. உனக்கு பிரச்சனனா சொல்லு! நான் ஹாஸ்பிட்டல் கூட்டுப்போறேன். அ நீ வந்துரு! நான் உன்ன கூட்டுப்போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பிடின்றமாரிய அந்
ம். புரிகிறது. ம். அ. அந்தத் தகப்பனிடத்திலிருந்து கிடைக்காத அந்த அரவணைப்பும், அந்த அந்த கேர் அ விசாரிப்பும் அவரிடத்திலிருந்து கிடைக்க ஆரம்பிச்சதுனால, உ உங்களுடைய மனது பறி போய் விட்டது.
கண்டிப்பாங்க. கண்டிப்பா. படுத்துட்டு

ஆமா. கண்டிப்பா அப்பிடித்தான். உண்மைய சொல்லணும். ஒரு அப்பாவா ஓ அப்பாக்கிட்டந்து எனக்கு அந்த ஒரு அப்பா ஒரு ஃபீலீங்க எப்பிடி தருவாங்க? அந்த ஃபீலீங் எனக்கு ஒரு நாளும் கிடைச்சது இல்ல. அது எனக்குப் புதுசா இருந்துச்சு. இந்த ஃபீலீங் கிடைச்சதுல இருந்து. இப்போ அம்மாக்கிட்ட இருந்து கிடைக்குறது வேற. ஒரு, ஒரு ஆண்மகன்ட்ட இருந்து நம்ம தந்தைக்கிட்ட இருந்து ஒரு த கணவர்கிட்ட இருந்து கிடைக்குறதுன்றது வேற. அப்பிடின்னம்போதூ
சரி, சரி. சரி. ஓ! அது புரிகிறது. ம். நிச்சயமா! அந்த வேறுபாட்ட நம்ம உணர முடியும். அதாவது எதிர்ப்பாலினங்கள்ல கிடைக்கக்கூடியத அன்பையும், அரவணைப்பையும் நம்மளால நிச்சயமா உணர முடியும். அது வேற, வேறயா தான் இருக்கும். ம்.
ஓ! கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அ அந்தமாரி எனக்கு அந்த நேரத்துல எனக்கு அப்பிடி தான் இருந்துச்சு. இப்போ எங்க மாமா எனக்கு ஒரு, ஒரு அப்பாவா இருந்து எல்லாமே பண்ணி இருக்காங்க. இருந்தாலும் <tsk> அந்த பாசம் எனக்குக் கொஞ்சம் கிடைச்சிருக்கனால, எனக்குத் தெரியுது. இந்த, இந்தமாரியான அ ஒரு கேர் வந்து எனக்கு இங்க இருந்து கிடைக்குது. இது வந்து பிரச்சனை இல்ல ஆபத்தான ஏன்னா, எல்லாருமே நம்ம நம்ப முடியாதுலங்க. அப்பிடின்டு இருக்கும்போது, ஆ எனக்கு அந்த நேரத்துல வந்து நம்ம அப்பா சரியில்ல. நம்ம எதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோன்னா, நம்ப நம்மளுக்கும் பாதிப்பு, அம்மாக்கும் பாதிப்பு அப்பிடின்னு நான் நிறைய யோசிச்சேன். ஆனா எனக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்டுலாம் யோசிச்சிருக்கேன். ஆனா, இவுங்கள பாத்து இவுங்கட்ட பே
ஆ. சரி. கிடைக்குது, அ. புரிகிறது. <breath> ஆமா, ஆமா. சரி. <breath> சரி. ஆ.
பேசுனதுல இருந்து எனக்கு அந்த ஒரு சிந்தனையே கிடையாது. இவுங்கள்ட்ட நம்ப, ஆ நம்ம இருந்தா நம்ம ஷேஃபா இருப்போம் அப்பிடின்ற ஒரு இது.
ஓஹோ! இருப்போம். ஒரு சின்னக் குறுக்கீடு. அதாவது அ நேரடியா திடீர்ன்னு கண்ணுலக்கட்டி காட்டுல விட்டமாரி யாரோ ஒரு இடத்துல ஒருத்தர் இடத்துல போயி, அத நம்முடைய மனதை பறிகொடுக்காம ஏற்கனவே ஒரு கேரக்டர் நீங்க முன்னிறுத்தி வச்சிருந்தீங்க. மாமாவப் பார்த்து அவருடைய அன்பையும் அவருடைய அரவணைப்பையும் புரிஞ்சுக்கிட்டு அதுபோலக் கிடைக்குன்னு ஒரு மாடல வச்சதுனால, அந்த மாடல்ல ஒருவர் நமக்கு கிடைச்சதுனால, அதாவது ரொம்ப கவனமா தான் போயிருக்கிறீங்க இல்லயா!
கண்டிப்பா. கண்டிப்பாக. கண்டிப்பா, கண்டிப்பா.

ஆ "நீ போக வேணாம், நான் வ எடுத்துட்டு வந்து குடுத்துடுறேன்." அப்படின்னு சொல்ட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க. அப்படி இல்லனாலுமே ஏதாச்சு இது அவுங்க ஃப்ரெண்ட் கிட்ட யார்ட்டயாவது சொல்லி, மதியம் கொண்டு வந்து சாப்பாடும் குடுத்துர சொல்லிருவாங்க. அவங்க எடுத்து வந்து எனக்கு குடுத்துட்டு போயிருவாங்க. நைட்டு வந்த உடனுமே அவுங்க அவுங்க ட்ராவல் பண்ணி வந்ததே அவுங்களுக்கு உடம்பு முடியாது. ஏனா அவ்ளோ நேரம் ட்ராவல் இருக்கும் க்கு. அப்படி இருக்க க ப் ப பட்சத்தில அவங்க கொண்டு வந்து எனக்கு குடுத்துட்டு போவாங்க. அது வந்து எனக்
ம். ம். சரி, சரி. ஓ! அவா இவ்வளவு பரபரப்பான ஒரு சூழ்நிலையிலயும், அவர் உங்கள மறக்கல, முக்கியமா உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்த குடுத்து உங்களுக்கு உ உங்களோட அடிப்படை தேவை என்ன என்பத தெரிந்து நீங்க கஷ்டப்படக்கூடாது. அப்படின்னு அவ்வளவு வேலை அலுவல்கள் மத்தியிலும் அவர உங்கள கண்காணிச்சு, பாதுகாத்து, பராமரிச்சது உங்க இருதயத்த தொட்ருச்சு அதிகமா.
க ஏன்னால அது வெவரி கண்டிப்பா. ஆ. கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாக. கண்டிப்பா. அதுதான் சொல்ல ஏன்னா நம்ப என்ன ஸ் சொல்றது. நாங்க வீட்ல இருக்கும்போதே நம்ம சாப்ட்டோமா சாப்பிட்லயன்னா அப்பலாம் ஒரு தடவ கூட கேட்க மாட்டங்க. ஆ நீலாம் சாப்ட்ருப்ப. அப்படின்ற மாரி விட்டுட்டு போற நேரத்துல அம்மா கேட்பாங்க. இப்போ கடைசி அம்மா எப்பவுமே கேட்கறவங்க. அப்படின்னும்போது இவங்க வந்து கேட்டு எனக்கு நான் சாப்பிடல அவுங்களுக்கு தெரியும். எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்றதுல்லாம் தெரியும். நீ என்ன சமைச்சு சாப்ட்ற போற, அப்படின்றனால அவங்க வந்து "நீ சமைச்சாலும் பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு மதிய நேரத்தில அவங்களால வந்து குடுக்க முடியாது. அதனால அவுங்க ஃப்ரண்ட்டு கிட்ட சொல்லிருவாங்க. அங்க போகும்போது அவ குடுத்துட்டு மட்டும் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம், அவங்க ம அங்க வந்து எப்படி இருந்து அவங்களால வர முடியலனாலும் பிரச்சனை இல்ல. அவுங்க வந்து எப்படியாச்சு எனக்கு ஒண்ணு இந்த மாரி ஆன்லைன்ல வாங்கி தரது இல்லாட்டி இப்படி அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி விட்டுருவாங்க. எனக்கு சாப்பாடு கிடைக்கிற மாரி பண்ணிருவாங்க.
ம். ம். புரியுது. புரிகிறது. ம். சரி. சரி, சரி. அ. ம். ஓ! இந்த சம்பவம் உங்கள ரொம்ப அவரு அவர் இடத்தல கிட்ட கொண்டு போய் சேர்த்துருச்சு இல்லையா?
ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. அது இது மட்டும் சொல்ல முடியாது. அவங்க ரொம்பவே கேரா பார்த்துப்பாங்க. எங்க அப்பாவ பார்க்கறதுக்கு நான் தனியா போற மாரி இருந்துச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு நான் போய் பார்க்கறதுக்கு தனியா போற மாரி இருந்துச்சு. அவுங்க என் கூட வந்தாங்க. அன் ரிசர்வ்ல தான் புக் பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அன்னைக்கு. இருந்துமே அவங்க என் கூட வந்தாங்க. நான் சொன்னேன வேணா நீங்க இருங்க நான் போய்ட்டு வ பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அவுங்க இல்ல உனக்கு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகல. அன்ரிசவர்ட்டுனா ரொம்ப அவ ரொம்ப இதா இருக்கும். உன்னால போயிட்டு வர இப்ப வந்துக்க முடியாது. அதனால நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த உடம்பு சரியில்லாதபோதும் அவங்க கூட வந்த ஆ கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல பார்த்து போய்ட்டேன். அவுங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி போட்டு வர நெலமைய ஆயிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப முடியாம. அப்புறம் அங்க ஓ இன்னொரு இடத்துல போய் ஊசி போட்டு வர்ற ர வந்து எனக்காக ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போய் வெயிட்
ஆ. ஆ. சரி. சரி. அ. சரி, சரி. சரி. ம். அப்பவும் கூட்டிட்டு போறாரு. ம். பார்த்துட்டு. சரி. ஓஹோ! ஓ! ப்பா. அத பலவேலத்தல மத்தியில தன்ன பத்தி அவர் கவலப்படாம உங்களுக்காக அநேக காரியங்கள்ல அவர் செய்திருக்கிறாரு. இல்லையா?